ஆமாங்க. இப்ப வேற இதில நம்ம வந்து பாத்திங்கன்னா, அ, இந்த பான, பான ஒர்க்குன்னு சொல்லுவாங்கல்ல, பாட் ஒர்க்குன்னு சொல்வாங்க. அ, நல்ல பெரிய மண்பானய பெருசா எடுத்துக்கலாம்.
ஆமாமா ம்.
ஆமா. அந்த மண்பானைய நல்லா ஃபுல்லா பெயிண்ட்டு அடிச்சிட்டு, இந்த டுடியில்ல கூட வந்து, நம்ம அந்த கார்ட்டூன் பொம்ம மாரியே, சுத்தீ வரையலாம். ஆ, நல்லா இருக்கும் ஆமா நல்லாருக்கும்.
ஓ! நல்ல விஷயம். ம். அப்புறம், இத தவிர்த்து வேற, இந்த பெயிண்டிங் ல அதுக்குன்னு சொல்லிட்டு இந்த, அ, இந்த காட்சிகள்லாவந்து வப்பாங்க பாத்தீங்களா? என்ன சொல்றது? அந்த மாரிலா நீங்க பண்ணியிருந்துருக்கீங்களா? வரஞ்சு அ
ம். ஆமா. ஓவியம். ஆமா, ஓவியத்தில வந்து அ, நெறயா இருக்குங்க, உங்களுக்கு. இப்ப நம்ம, இந்த ரங்கோலிலாம் போடுவோம் பாத்தீங்களா?
ம். ஆமா.
அதில வந்து தண்ணிலயே போடலாம், அந்த ஓவியம். தண்ணிலயே வரையலாம்.
ஓ!

நல்ல விஷயம்.
ஆமா. அந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே விரிச்சு பார்க்கும்போது, தஞ்சாவூர் பெயிண்டிங்க்குன்னே ஒரு இந்த அ ஒரு சக்தி, அதீத சக்தி இருக்கு. தஞ்சாவூர் ஓவியம்னா ரொம்ப ஒரு அ இப்போ நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா ம். ஆமா.
ம். ஒரு ஃபேமஸானது. அதை நீங்க கத்துக்கிட்டுருந்தீங்களா?
ஆமா, கத்துக்கிட்டு நம்ம வீட்டிலேயே கூட நாங்கலாம் போட்ருக்கோம் நிறையா படங்கள் எல்லாமே.
ஓ! நல்ல விஷயங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா ம். சொல்லுங்க.
இந்த மாதிரி, நீங்க அதை வந்து நீங்க கைவினைப் பொருள்லாம் வந்து, அதை செஞ்சு அதை விக் விக்கறது இந்த மாதிரிலாம் ஏன் பண்ணியிருக்கீங்களா?